சரி, சரி, சரி.
ஆமா. அப்டி வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா, மண்பான. மண்பான மண் அ மண் குடம் அதுல. அ அந்த கிராமத்துல எல்லாமே மண்பானைலேயே தான் சமைச்சாங்க. அ எ சாதமா இருக்கட்டும், குழம்பா இருக்கட்டும். எனக்கு எங்க அம்மா வீட்ல அந்த பய எங்க ஐயா, அப்பத்தா வீட்லேருந்து, எங்க அம்மாச்சி வீட்டுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா, எல்லாமே வித்தியாசமா இருக்கு. எனக்கு அப்டியே ஒரே ஆசை, "என்னடா இது? என்னன்னமோ பண்றாங்களே? பாத்திரம்லாம் வித்தியாசமா இருக்கே!"
ஆஹம். ஆ, சரிங்க. ம். வித்தியாசமா இருக்கு. அ. சரி, சரி. அதாவது அது ஒரு விளையாட்டுன்னே நீங்க நெனச்சிட்டீங்க. அந்த தண்ணீிய கொண்டு வந்து அத அந்த கொட்டைய வச்சு அப்டி தேக்கறது அது ஒரு விளையாட்டு போல. இங்க எல்லாருமே இத தான் செஞ்சுட்டுருக்காங்க. பொழுதுபோக்குன்னு நெனச்சுட்டீங்க போல நீங்க. அ.
ஆமா. அதுதான் உண்மையே. ஆமா. அப்ப என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஏல எங்க அப்பா எங்க அம்மாச்சிட்ட, "ஒரு இந்த நீ உரசுவில அந்த காய் குடு" அப்டின்னுவேன். காய் குடுத்து என்ன பண்ணுவேன், நான் போய் ஒவ்வொரு வீட்லயா கொண்டு போய்ட்டு என்ன பண்ணிட்டுவேன், "எனக்கு இந்த உரச தெரியும். நான் உங்க வீட்ல நான் உரசி தரவா?" அப்டின்னு போய் கேட்பேன். அப்ப எனக்கு என்ன செய்வாங்க, "நீ இந்த அவளோட பேத்தி தானே?"
ஆ. <laughs> சரி, சரி. சரி. ஏதோ வேலைக்கி ஆள் கிடைச்சிருச்சு பரவால்லன்னு நெனச்சுட்டாங்களோ! <chuckles>
ஆமா. உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு நான் ரொம்ப அடம்புடிச்சு நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் நான் உரசி தர்றேன் அப்டின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணேன்? இப்டி அது எனக்கு தெரிய தெரிஞ்சா தானே. அதுக்குள்ள என்ன தண்ணிக்குள்ள போட்டோனே வழுக்கி, வழுக்கி வெளில போயிருச்சு. நான் எனக்கு ஒரு விளையாட்ட போச்சு. ஆஹா! உள்ள போட்டோடனே வழுக்கி, வழுக்கி போகுது. இத எப்டியாவது கண்டுபுடிக்கணும் அப்டின்னு சொல்ட்டு, இப்படிம்மா விளையாட்டு விளையான்டு, ஒரு பானைய உடைச்சிட்டேன்.
ம். சரி, சரி. அ. ஆமா. ஓஹோ! <laughs>

சரி, சரி.
பார்த்தீங்கன்னா, அது சாதம் வந்து என்னாச்சுன்னா புடிச்சு போச்சு கருகுது அப்பிடியே? ஒரு சட்டில
ஓ! தண்ணீயெல்லாம் நீங்க நிஜமாலுமே அரிசி தண்ணீயெல்லாம் போட்டு அங்க சமைச்சுட்டு இருக்கிறீங்க அப்ப நீங்க! விளையாட்டுக்குன்னு அ.
இல்ல. அதுதான இல்ல. நான் என்ன எனக்கென்ன அரிசிய வச்சா சாதம் வரும்ன்னு தெரியாதுல்ல அப்ப? அ. வ. <laughs>
ஓ! சாப்பாடே நேரடியா பாத்தரத்ல போட்டு அடுப்புல வச்சு மொளக்கிட்டு இருக்கீங்க. ஓ!
<laughs> அதல என்ன பொ <laughs>
ஓ! அ.
<laughs> வந்து அங்கே உள்ளவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. அப்ப இவங்க என்ன தெர் ரொம்ப புடிச்சு போட்டோன அவ போய் சொல்லிட்டேன். "அம்மா இந்தமாரி. அவ இப்பிடி பண்ணிக்கிட்டு இருக்கா! சொன்னா கேட்க மாட்டேங்கிறேன்னு" சொன்னோன எங்க அம்மாச்சி வந்து. உ உடனே என்ன பண்ணிட்டாங்க, இல்ல "இங்க நீ வா! முதல்ல. எல்லாத்தையும் ட்ரெஸ் எல்லாம் கட்டு முத. ட்ரெஸ்ல்லாம் எடு முதல்ல." அப்பிடின்னு சொல்லிட்டு வேகமா எல்லாத்தையும் நான் அடுப்பெல்லாம் அணச்சுட்டு
ம். ம். அ. அ. அ.